எனக்கு, <clears throat> ரொம்ப நாளா ஒரு ஆச. அதாவது இந்த நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன். ஜிம்முக்கு போறது, நடக்கறது, அப்பறம் எல்லா டைப்பு, எல்லா விதமான உடற்பயிற்சியும் ட்ரை பண்ட்டேன். இந்த யோகாசனம் மாத்திரம் எனக்கு வந்து கைக்கூடி வரமாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அ என் வீடு கொஞ்சம் சின்னது. ஆனா, இங்க வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணா எனக்கு வந்து அந்த ரூமே எனக்கு பத்தாது
சரிங்க.
அ. இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து, அ, இந்த சிறு வீடுகளில் இடத்தை அ, எப்டி பயன்படுத்தி சுலபபாமன் சுலபமாக நம்ம வந்து யோகங்களை செய்யலாம்?
கண்டிப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வந்து, வீட்ல வந்து சின்ன வீடா இருந்தா மட்டும் போதாது. பெரிய வீடா இருந்தாலும் சரி ஆட்கள் நிறைய இருந்தாங்கன்னா, ஒரு இடத்துல உட்காந்து யோகா பண்ணலானா அவங்க தான் நடந்து அப்ப தான் பாத்து நடந்துட்டே இருப்பான். <laughs> நம்மாளால உட்கார்ந்து அந்த இடத்துல உட்கார்ந்து கூட நம்மளால எதுவும் செய்ய முடியாதுங்க. அந்த மாரி பிரச்சன இருக்குங்க. இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ஒண்ணு, நம்ம வீட்ல பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம்னா, வீட்ல தான் பண்ணியாவனும். அதுக்கு அங்க பாக்கலாம். இல்ல நமக்கு வந்து பக்கத்துல வந்து, ஒரு பார்க் அந்த மாரி இடம் கிடச்சுனா. நம்ம அங்க கூட போயி நம்ம பண்ணிட்டு வரலாம். ஏனா, அங்க வந்து கொஞ்சம் தொல்லை எல்லாம் எதுவும் இருக்காதுங்க. அதுனால வந்து அந்த மாரி பார்க்குல போய் ஒண்ணு பண்லாம். அப்டி நம்ம பண்ண முடியாது. நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கும், பார்க்குக்கும் ரொம்ப தொலை தூரம். நம்ம வந்து வீட்லருந்து பார்க் போயிட்டு வரக்குள்ள, நம்ம வேலைக்கு போறது, அப்றம் பள்ளிக்கு போறதுக்கெல்லாம் நேரம் பத்தாது அப்டின்னா, வீட்ல தான் பண்ணியாகணும். அப்டி வீ
<chuckles> சரி வீட் வீட்ல தொல்லைகள். வீட்ல அப்டி என்ன தொல்லைகள் உங்களுக்கு?
அ பார்த்தீங்கன்னா வந்து இப்ப நம்ம வந்து யோகாசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம அப்பதான் நம்ம முக்காவாசி நேரம் வந்து நம்ம ப, படிக்கை அறையில பண்றக்கு வாய்ப்பு கம்மி தான். அதனால நம்ம வந்து ஹால்ல தான் பண்ணுவோம். பண்ணலான்னு சொல்லி அங்க அந்த விரிப்ப விரிச்சிட்டோ இல்லன்னா, நமக்கான ஒரு இடம் சொல்லிட்டு உட்காரும்போதான், பால்காரன் வருவான். உடனே வீட்ல இருக்கிற பெண்மணிகள் பால் வாங்க போவாங்க. அவுங்க சத்தம் வேற வருங்க. அவுங்க பெல் அடிப்பான். இல்ல கத்துவான். ஆனா நம்ம பால்க்காரன் மட்டும் இல்ல. பக்கத்தில சுத்தி இருக்க பால்காரங்க அடிக்கிற ஆரன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து அந்த இடத்தில ஏதோ அமைதியான இடத்தில யோகா பண்ண நினைச்சிருப்பீங்க. ஆனா ஏதோ மார்க்கெட் நடுவுல யோகாசனம் பண்ற
<laughs> அது. அ. நானும் நடுவுல உட்கார்ந்து பண்றாமாரி தான் இருக்கும். ஆமா ரைட். சரி நீ நீங்க யோகா பண்றதுக்கே என்ன ஒரு பெரிய ஆடிட்டோரியமா! ஹாலா தேவைப்படும்? உங்களுக்கு எவ்ள இடம் தேவைப்படும்? ஒரு யோகா பண்றதுக்கு.
ஒரு யோசனை பண்ணுங்க நம்மோட உயர்ந்தான், அ கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 அடிக்கு வந்து அந்த இடத்தோட இது தேவைப்படுங்க. பக்கத்தில மி மிஞ்சி போனா ஒரு 2 அடி 6க்கு 2ங்கிற அங்குலம் இடம் இருந்தா போதுங்க. நம்மளுக்கு. ஆனா நம்மளுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அந்த 6க்கு 2 அடிங்கம்போது நம்ம சோபா செட் அதெல்லாம் போடுறக்குன்னா, ஹால்ல வந்து குறுகிய இடமா மாறி போயிருங்க. அதுனால நடக்கிற இடத்தில தான் நம்ம அந்த விரிப்ப விரிச்சு நம்ம உட்கார வேண்டியதா இருக்கும். அதனால அங்க ஹால்ல உட்கார்ந்து பண்ணும்போது, அந்த பால்காரன் இல்லன்னா வந்து நம்ம குழந்தைங்க வந்து பள்ளிக்கு கிளம்புறக்காக அங்க தான் வந்து அவுங்க உட்கார்ந்துட்டு, அந்த ஷாக்ஸ் போட்றதா இருக்கட்டும், இல்ல காலையில உணவு சாப்பிட்றதா இருக்கட்டும், எல்லாம் அங்க தான் பண்ணுவாங்க. அப்ப வேற அவுங்க வேற டிவி வேற போட்டு காட்டுவாங்கல்ல. படம் பார்த்தா தான் அவுங்களுக்கு சோறு இறங்கும். அது ஒரு பிரச்சனை இருக்கு.
ஆ. <laughs> <laughs> ஆமா. சரி அவ அவுங்க தூங்கும் பொழுது இல்லாட்டா கொஞ்சம் விடி காலமற எழுந்து பண்ணலான்ல. அப்பலாம் யாரும் வரமாட்டாங்க இல்லயா? அப்ப பண்லான்ல.
ம். அ. நம் கண்டிப்பாங்க. அப்ப நம்ம பண்ண முடியும். ஆனா நம்ம தான் வந்து சோம்பேறி ஆச்சுங்களே! நம்ம வாட்டுக்கு காலையிலே 6 மணிக்கு 4 மணிக்கி எழுந்து எங்க எழுந்திரிக்க போறோம். நம்ம வாட்டுக்கு 7 மணிக்கு தான் எந்திரிப்போம். நம்ம ஆபீஸ் வந்து ஒரு 10 மணிக்குன்னா, சரி 91/2க்கி கிளம்பினா போதும். நம்ம 1/2 மணி நேரத்தில போயிட்லாம் அப்பிடின்னா, அப்ப நம்ம 7 மணிக்கு 8 மணிக்கு வாட்டுக்கு எழுந்திரிச்சம்ன்னா, நம்ம அப்பிடியே கொஞ்சம் நிதானமா வேலை செய்வோம். ஆனா அவுங் அந்த நேரம் தான் பெண்கள் வந்து சமையலுக்கு முடிக்கணும். அதே மாதிரி குழந்தைகள் தயாராகி அவுங்களுக்கு 8ல இருந்து 8 1/2க்குள்ள ஆட்டோ வந்துரும் கிளம்போன்னு.
<laughs> <laughs> அத ம். ம். ஆனா, ஆனா தன்ன தானே சோம்பேறின்னு கூப்பிட்டீங்க இல்லயா! உங்களே, உங்களுக்கு தன்னடக்கம் ரொம்ப அதிகங்க. அ.
<laughs> எங்க நாம மட்டும் இல்லேங்க, நிறைய பேர் இது, இப்பிடித்தான இருக்குறாங்க. இன்னக்கி காலகட்டத்துக்கு.
<laughs> அது உண்ம தான். அது அ ஒரு வேல கலப்பில. அதான் நைட் ஃபுல்லா வேல செஞ்சிட்டு நை காலையில தான் அந்த தூக்கமே வரும். ஆ இதில எழுந்ததுமே யோகா எங்க பண்றது? சொல்லுங்க. ம்.
ஆமாங். ம். ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஆனா நம்ம வேறு வழியில நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடலுக்கும், ஆரோக்கியமான சூழ்நிலைக்கும் நம்ம மாறோன்னா, நம்ம மாறி தான் ஆகணுங்க. மாறுனா தான் நம்ம சூழலயும் மாத்த முடியும். இப்ப நீங்க சொன்னமாரி காலையில நேரம்போற எந்திரிச்சம்ன்னா, நம்ம கண்டிப்பா வந்து ஒரு 4மணில இருந்து 6 மணி வரைக்கும் பெரிய அளவுக்கு தொல்லை இருக்காது. அப்பமோ நிதானமா நம்ம யோகாசனம் பண்ணலாம். அந்த இடமும் நமக்கு வந்து அத உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம படுக்கறையிலே இருக்குறோம்னு வச்சிக்கங்க. அப்ப அந்த படுக்கறையில நம்ம மட்டும் இருக்குறோம். நம்ம மனைவி எல்லாம் இல்லாத பட்சத்தில அங்கேயே வந்து நம்ம வந்து படுக்கைய வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோ! அதேமாரி, அந்த இடத்த கொஞ்சம் விரிவாக்கம் பண்றக்கு வாய்ப்பு இருந்தா, அந்தமாரி பண்லாம். சில படுக்கையில வந்து பார்த்தீங்கன்னா, நிமிர்த்தி வைக்கிறக்குலாம் முடியுங்க. அதெல்லாம் இருக்கும்போது நம்ம பண்லாம். அப்பிடி அங்க பண்ண முடியாதம்போது நம்ம வந்து ஹாலுக்கு வந்துட்டா, இந்த சோஃபா செட் இல்லன்னா, சேர் இருந்தா அதெல்லாம் ஒரு இடத்தமா பார்த்து ஒதுக்கி வச்சிட்டு, அங்க இடத்த உருவாக்கி பண்ணலாம். ஆனா, இது எல்லாமே வந்து நம்மனால கொஞ்சமாவது உடல் பலம் இருந்தா தான் அந்த இடத்த வந்து அப்பிடி பண்ண முடியும். உடல் பலம் இல்ல. நம்ம ஒரு 60 வயத கடந்திருக்கோம், இல்ல 70 வயது கடந்திருக்கோம். இந்த வெயிட்லாம் தள்ளி வைக்கிறதெல்லாம் நமக்கு சிறந்தது இல்ல, அப்பிடிங்கிற பட்சத்தில நம்ம வேற இடத்த தான் தேடி ஆக வேண்டியதா இருக்கு.
ம்ஹ்ம். ஆமா. அது ரைட்டு. அ நம்ம வ வீட்ல முதியோர்கள் இருந்தா கூட, அவங்களுக்கு கூட கஷ்டந்தான். இல்லீங்களா! அவுங்க அவுங்களால வெளியில அந்த ட்ராஃபிக்லாம் போயிட்டு, பார்க் எல்லாம் போயிட்டு. அ அ யோகாலாம் போய் பண்ண முடியாது. அப்போ வீட்டுக்குள்ள பண்றதுன்னா, நீங்க சொல்ற மாதிரி அந்த சோஃபா செட்டு, பெட்டுலாம் அ எடுத்து போட்ருந்தா கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லீங்களா. <clears throat>
ஆமா. ஆமா. அப்பம்போது பாத்தீங்கன்னா, அவுங்களுக்கு வந்து இந்த சமையல் அறையில வந்து ஒரு எடம் கெடைக்குங்க. அங்க அவுங்க உட்கார்ந்து யோகா பண்லாம். ஏன்னா, சமையலுக்கு காலைல ஒரு 4- லருந்து 5 மணி இல்லனா 6 அதிகபட்சம் 6 மணி வரைக்கும். பெரிய அளவுக்கு அவுங்களுக்கு சமையல் கட்ல வேலை இருக்காதுங்க. ஆனா, அதுக்கான இது என்னனு பாத்தீங்கன்னா, அவுங்க 2 ம பெண்மணி, 3 பெண்மணி இருந்தா, குறிப்பா ஒரு 6 மணிக்கு மேல தான் அவுங்க சமையல் கட்ல வந்து வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. சோ, அதுக்குள்ள நம்ம அந்த யோகாவ முடிச்சுட்டு வந்துடலாம். இப்ப வயதானவங்களும் சரி, நம்மளும் சரி. ஆனா, இது வந்து இன்னும் ஒரு சிக்கலான விஷயம்னு பாத்தீங்கன்னா, நைட்டு சமச்சது அந்த வாசம் அங்க இருந்துட்டே தான் இருக்குங்க. அந்த வாசத்த கொஞ்சம் சு நுகர்ந்துட்டே தான் நீங்க வந்து யோகா பண்ண வேண்டியதா இருக்கும்.
ம் <laughs> சரி. அத என்ன பண்றது? இரு இருக்கிறத வச்சி தான் நம்ம சந்தோஷப்பட வேண்டிருக்கும் அந்த நேரத்துல. <clears throat> சரி. அ இப்போ, அ உங்களுக்கு நீங்க யோகா பயிற்சி பண்றீங்ளா, வீட்ல?
ஆமாங்க. ஆமாங் அம். கண்டிப்பா, பண்றேங்க.
அப்படிங்களா? அ எ என்ன என்ன மாதிரி அ போஸ்லாம் நீங்க பண்றீங்க. அதாவது சோ இப்போ சோ உ எனக்கு தெரிஞ்ச எனக்கும் தெரிஞ்ச ஒரே இது வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. வேற ஏதாவது இருக்குங்களா?
இருக்குங்க. அந்த பேரெல்லாம் வந்து மட்டுந்தான் கொஞ்சம் வாயில சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வேணா தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா உக்காந்துட்டு வந்து, நம்ம வந்து முதுக வந்து நிலத்துல வந்து படோணுங்க. அதே சமயத்துல வந்து, கால் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அ, கு சின்ன குழந்தைங்க வந்து கால வந்து இறுக்கி புடிச்ச மாரி உக்காந்திருப்பாங்க. அந்த மாரி கால வந்து வச்சுட்டு, நம்ம படுக்கோணுங்க. இதுல வந்து நல்ல தூக்கம் வேற வருங்க. ஆனா நம்ம வந்து இது யோகாசனம். அந்த கால வந்து, அப்புறம் நீங்க சம்மணங்கால் போட்ட மாரி, அப்டியே தரைல வந்து ஒட்ட வைக்கணும். ஒட்ட வைக்கம் போ உங்க முதுகும் ஒட்டி, சம்மணங்கால் போட்ட கா காலும் வந்து தரையோட தரையா இருக்க மாரி பண்ணம்போது, கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த முதுகு தண்டுக்கு நல்லது. அதே சமயத்துல வந்து பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஏன்னா அதுக்கு கொஞ்சம் பயிற்சி வேணும். அதுதான் வேற ஒன்றும் இல்லை.
ஆ, சரி. ம்ஹ்ம். ஆ. ம். சரி. அ இப்போ, <clears throat> இப்ப இவ்ளோ எடம் பற்றாக்குறை அ இருக்கும் பட்சத்தில், ஆ இப்போ வந்து ஒரு உக்காந்த எடத்திலயே, எ இல்லாட்டா, இந்த நாற்காலில உக்காந்துண்டே ஏதாவது யோகாசனம் எதா பண்ண முடியுங்களா?
கண்டிப்பாங்க. நா, நாற்காலில உட்காந்து பண்ணலாங்க. பண்ணும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, சமங்கால் போட்டு உட்காந்து கொள்ளனும் நாற்காலில. அது சில பேத்துக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் தெரியும். சமங்கால் போட்டு உட்காந்துட்டு, நீங்க வந்து கிட்டத்தட்ட தியானம் முறைன்னு சொல்வாங்க. அந்த மாரி இருந்து அதுக்கப்றம் வந்து, உங்க தலைய வந்து பக்கவாட்லயும் 2 பக்கவாட்லயும் வந்து, மாத்தி, மாத்தி ஒரு, அந்த 2:00 நிமிஷம், 3:00 நிமிஷம், அந்த கணக்குல நீங்க மாத்தி, மாத்தி அந்த தலைய வந்து மாத்தனுங்க. அதுக்கப்றம் பாத்தீங்கன்னா, உங்க உடலை வந்து வளைக்கிறதுக்கு நீங்க வந்து மெதுவா திரும்பனும். இது கொஞ்சம் நாற்காலில வந்து, அதாவது இந்த சுத்துற நாற்காலின்னா கொஞ்சம் சிரமமா தெரியும். அது சுத்தாத நாற்காலி அப்டின்னா, அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் எளிமையா தெரியும். எந்த யோகாசனம் பண்றதுக்கும்.
ம்ஹ்ம். ம். அ, மிக செம்மையா சொன்னீகள். அ, இது இப்ப வந்து இப்ப நாற்காலில உட்காந்து, நம்ம வந்து யோகாசனம் பண்றதப் பத்தி பேசுனோம். அ, இப்போ வயதானவர்களுக்கு அந்த படுக்கையிலே செய்யக்கூடிய சிம்பிள் ஏதாவது அ, எளிய முறை யோகா ஏதாவது இருக்குங்ளா?
படிகள்லைங்களா? படிக்கட்ல அ.
அ, அ படுக்கையில, படுக்கையில.
படுக்கைங்ளா, படுக்கைகள் பாத்தீங்கன்னா, வந்து ஒரே ஒரு யோகா என்ன சுலபம்னா நம்ம வந்து படுத்துக்கலாங்க. படுத்துட்டு, ஆனா வந்து கை கால்கள் வந்து, நீங்க உங்களுக்கு வந்து எந்த எடத்திலயும் வந்து, ஒரே தளமா இருக்கோணும். அதாவது பாத்தீங்கன்னா, அந்த தலகாணி வக்கிறதெல்லாம் வக்கக்கூடாதுங்க. அதே மாரி வந்து, அந்த மெத்தைங்கிற விஷயம் வந்து பாத்திங்கன்னா, அது வந்து குழி விழுகுறது அந்த விஷயம்லாம் இல்லாம இருந்தா தான், உங்க ஒடம்பு வந்து ஒரே சீரா இருக்குங்க. அப்டி வச்சுட்டு நீங்க வந்து, தூங்கிருக்க கூடாது. தூங்காம நீங்க வந்து, ஆ மூச்ச மட்டும் சரியா சீரா விட்டுட்டு இருக்கணும். இதுதான் இதுல எளிமையான பயிற்சிங்க யோகால்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்.
ம். ம்ஹ்ம். ம். நன்றாக சொன்னீர்கள். ஆ அதுவே நம்ப வீட்ல இருக்கற அந்த வயதானவர்களுக்கு, அ இடம் குறைவான வீட்டில் ஒரு ஆ சேஃபா வந்து செய்யக்கூடிய யோகா ஏதாவது இருக்கா?
சேஃப் ஆ, யோகா செய்றது பாத்தீங்கன்னா, வீட்ல மொத வந்து மொதல்ல அவுங்களுக் எட பிரச்சன ஓரள சரியாயிச்சுன்னா அவுங்க வந்து வயதானவங்களுக்கு பாத்தீங்கன்னா, நிதானமா அவுங்க உடல்ல வந்து எந்த அளவுக்கு அவுங்க உறுப்புகள் வேல செய்யுதோ அத பொறுத்து தான் யோகா செய்ய முடியுங்க. உதாரணத்துக்கு வந்து அவுங்களுக் கால்கள வந்து அசைக்க முடியுன்னா, கால்கள வந்து 1 காலுக்கு மேல் உன்னொரு கால் வெச்சு அவுங்க யோகா செய்யலாம். ஆனா இது வந்து கொஞ்சம் கடினமா இருக்குங்க. ஆனா இது வந்து எளிமையான யோகா தான். இது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லைங்க. இத வந்து செய்யும்போது உங்களுக்கு வந்து கால்லல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, முட்டி இதுக்கெல்லாம் உங்களால வ மடக்கறதெல்லாம் கொஞ்சம் எளிமையா மாறுங்க. அதனால அது கால் வந்து 1 கால் நேராம்னு உன்னொரு கால் வந்து அந்த காலுக்கு மேல அதா நம்ம கால் மேல கால் போடுரோன்னு சொல்வாங்கள்ல. அதை வந்து நீங்க தரையில ப உக்காந்த மாதிரி நீங்க அத பண்ணுவீங்க. பண்ணம்போது, 1 கால் வந்து கொஞ்சம் மேலே அதா கூம்பு வடிவில வந்து 1 கால் மட்டும் நிக்குங்க. அந்த மாரி பண்ணி பண்லாம். இது.
என்ன ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ரொம்ப நன்னா சொன்னீங்க. அது <clears throat> இப்போ <clears throat> இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அ என்னன்னா நான் வந்து, வீட்லருந்தே வே வேல செய்றேன். சரிங்களா! எனக்கு வந்து இந்த அ-வ் வேலை செஞ்சுட்டே இருந்தா ரொம்ப சோர்வா இருக்கு. அதாவது இந்த வேலை இடையே ஒரு 2 நு 2 3 நிமிஷம் அந்த 2 மீட்டிங்க்கு நடுல ஏதாவது 1 யோகா பயிற்சி எதா பண்ண முடியுங்களா?
சரிங்க. கண்டிப்பா. பண்லாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க உட்காந்துட்டே நாற்காலில உட்கார்ந்துட்டு யோகா பண்லாம். இல்ல நீங்க தரையில வட்டுக்கு, உடனே அதாவது நின்ற மாரி நின்னுட்டு, கீழ உங்க கால தொடுரதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். இதுவும் ஒரு யோகா தான். ஆனா, பண்ணும்போது 2:00 3:00 நிமிடம் இருந்து மூச்சு விட்ரதுல வந்து ஒரு, சீரா உடற்கா பண்ணுவாங்க. அந்த ஒரு யோகா வந்து ரொம்ப எளிமையா இருக்குங்க. அதே சமயத்துல வந்து உங்களால முடிஞ்சா பின்பக்கமா, அதாவது உங்க சுவர வந்து, அ ஒரு கையால சுவர புடிச்சிக்கணும். அதாது பின்பக்கமா வந்து நீங்க கீழ விழுகிற மாரி, புரியுதுங்களா. அப்போது கையால பின் கை கிட்டத்தட்ட கை வந்து உங்களுக்கு பின்னாடி போய்டுங்க. அந்த அது மூலமா அந்த உள்ளங்கைங்கிறது சுவத்துல வந்து, அ, ப பற்றி கொள்ளணும். அதே மாரி இன்னொரு கையும் வந்து பாத்தீங்கன்னா, அதையும் வந்து, அப்டி பின் பண்ணனும். ஆனா, நடுவுல நீங்க அப்டியே பாத்தீங்கன்னா, ஒரு வளைவாட்டம் உங்க உடம்பே வந்து ஒரு வளைஞ்ச மாரி மாறிருங்க. அந்த மாரி நீங்க யோகாசனம் பண்லாம். இதுக்கு தேவ ஒரு சுவறு, நீங்க நிக்க வேண்டும். அவ்ளோ தான் வேற ஒண்ணும் தேவயில்ல.
ம். ம். சரி. நான், நான் வந்து, இந்த, ம். <tsk> அ, அ, ஏனாய் எ எனக்கு வேலைக்கி, வேலைக்கி ரொம்ப வேலையிலேயே ஃபுல் நேரமும் போயிருது. அதாவது இந்த அந்த மாரி, நீங்க சொல்ற மாதிரி உட்காந்து எழுந்து, அந்த மாதிரிலாம் வீட்ல கூட அவ்வளவு இடம் இல்ல. இந்த பிராணாயமம்னு ஏதோ சொல்றாங்களே, அதாவது மூ மூச்சு பயிற்சி. அ, அதேதுல தான் நன்மை இருக்கா? அது வந்து எனக்கு ஈசியா ஒ உட்காந்த இடத்திலேயே நான் பண்ணலாம், இல்லைங்களா. அதனால அதே மாரி ஏதாவது பயிற்சி அ உபயோகம் இருக்கா?
ஆமாங்க. இருக்குங்க. அது வந்து நீங்க வந்து, சமணங்கால் போடனும். போடும்போது சமணங்கால்ன்றது வந்து நம்ம நார்மலா போட்றோம். ஆனா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல பண்ணும்போது ஒரு கால் வந்து மேலேயும், இன்னொரு கால் மேலயும். அந்த சமணங்கால் மாரியும், கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுவாங்க. அது நீங்க சில படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்டினு புரியும். அதுல வந்து, அ, ப உட்காந்துட்டு, நீங்க வந்து ஒரு, க கையால வந்து, அதாவது ஆள்காட்டி விரல். அதிலும் அப்பறம் வந்து, கட்ட விரல் இந்த 2 தயும் பயன்படுத்தி ஒரு மூக்க அடச்சிட்டு, இன்னொரு மூக்கால மூச்சு விடணும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாரி மூச்சு விட்டதுக்கப்றம் இன்னொரு பக்கம் மூக்க வந்து இதே மாரி மாத்தி, அத புடிச்சிட்டு மூச்சு விடணும்.. இந்த மூச்சு பயிற்சி விடும்போது உங்களுக்கு என்னனா, உங்க நுரையீரல்ல வந்து, நீங்க ச நல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மூக்குல தான் மூச்சு விட்டுட்ருப்பீங்க சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா, ம், மறு இன்னொரு பக்கம் மூக் மூக்கால மூச்சு விடுவீங்க. ஆனா, 2 பக்க மூக்காலும் மூச்சு விட்றதுங்கறது அரிதானது நம்ம ஒரு தின வாழ்க்கைல பாத்தீங்கன்னா, அது குறிப்பிட்ட நேரம் மட்டும் தான் நடக்கும். முழுமயா 24 மணி நேரமும் நீங்க 2 மூக்காலும் மூச்சு விட மாட்டீங்க. அந்த விஷயத்துக்கு இது வந்து உதவுங்க. இரண்டு மூக்காலும் மூச்சு விட்றது.
ம். ம். ம். ம்ஹ்ம். சரி. சரி. இப்போ எனக்கு இன்னொரு இந்த இடத்தில இன்னொரு கேள்வி எ எழுகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, <clears throat> இப்போ நம்ப ஒரு ஜிம்க்கு போனோனு வச்சிக்கோங்களேன், அங்க நிறைய இந்த எக்விப்மென்ட்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. சரிங்களா! ஆ அதே மாதிரி யோகாக்கு, ஆ வீட்ல இருக்கிற அந்த சாதனங்களை எ எதாவது நம்ம ஒரு ஃப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ணி, அத வந்து பயன்படுத்தி அனுபவம் உங்களுக்கு ஏதாவது இருக்கா? அதாவது ஒரு சேரு, செவரு இல்லாட்டா, ஒரு டவல் எடுத்து, எதாவது அந்த மாதிரி வீட்ல இருக்கிற அந்த ஃப்ராப்பர்ட்டி எடுத்து யோகா பண்ண அனுபவம் உங்களுக்கு இருக்கா?
சொல்லுங்க. இது பார்த்தீன்னா, வந்து செவரு இல்லன்னா நம்ப நிலம் இத வச்சுதான் யோகாசனம் பண்ண முடியுங்க. இந்த டவலோ இல்லன்னா வந்து, வேற ஏதாச்சும் பயன்படுத்துறக்கு வாய்ப்பு ஒன்னும் இல்லைங்க, யோகாசனம். நம்மளோட எளிமைக்காக வந்து உட்கார்ந்துட்டே பண்றக்காக, அந்த சேர்ல பயன்படுத்திக்கிறோம். ஆனா, பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிக்கு போனா மட்டும் தான், அந்த நீங்க சொன்னமாரி அந்த சாதனத்த யூஸ் பண்ணி பண்ணலாம். கிட்டத்தட்ட அதுவும் யோகாமாரி தான் ஒரு ரெண்டு மூணு விஷயம் அந்த விஷயம் இருக்கும். ஆனா, முழுமையா யோகாவா வராதுங்க. இதில மூணு விஷயம் இருக்கும். உதாரணத்திற்கு சொல்லன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால் இருக்குன்னா, காலுக்கு அடில வந்து தலகாணி வச்சிட்டு, நீங்க வந்து மேலேயும், கீழேயுமே வந்து ஒரு, ஒரு இடைவெளி விட்டு, சீரா நீங்க வந்து செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு காலுக்கு ஒரு 5 தடவ பண்ணா, அடுத்த காலுக்கு 5 தடவ. அந்தமாரி நீங்க கால மேலயும், கீழயும் தூக்கி பண்றது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தினந்தோறும் ஒரு உறுப்பை எப்பிடி பயன்படுத்துனீங்கன்னா, அதுக்கு நேர்மாறா பயன்படுத்துறது தான், அந்த பிசியோதெரபிங்க.
சரி. ம். அ. ம்ஹ்ம். அப்படிங்களா? ரொம்ப மிக சிறப்பாக சொன்னீர்கள். சரி. இ இப்ப வந்து இப்ப என்ன ஆகிறதுன்னா, ஒரு சின்ன இடத்தில பண்ணும்போது நம்ம திடீர்ன்னு நம்ம ஸ் நாம தலகீழா நிற்கிறோம்னு வச்சிக்கோங்களேன். ஒரு உதாரணத்திற்கு, நம்ம தலைகீழா நிற்கிறோம். செவுத்த ஒட்டி தலை கீழா நிற்கிறோம். அப்படி பண்ணும்போது திடீர்னு க நம்ம கீழ விழுந்து அடிபடுறதுக்கெல்லாம் நிறையா வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அ அந்த மாதிரி என்ன எதாவது சேஃப்டி அ விஷயங்கள பத்தி எதாவது வு அ கண்டிப்பா நம்ம கவனிக்கணுமா? அத பத்தி எதாச்சும் சொல்லுங்களேன்.
ஆமாங்க. ஆமாங்க. இந்த மாரி யோகாசனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து உங்களோட உடம்பு தசை பிடிப்பு வ ஏற்படுறக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. ஏன்னா, நீங்க புதுசா ஒரு விஷயம் செய்யறீங்கள்ல, அதனால. அதனால நீங்க வந்து அ எளிமையா ச் உங்க உடம்பு எவ்வளோ வரைக்கும் ஒத்துழைக்குதோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க வந்து யோகாசனத்தில வந்து செய்ய முயற்சி ஆரம்பிக்கணும். அப்புறம் போக போக அதுவே கொஞ்சம், கொஞ்சமா உங்கள வந்து இலகுவாக்கும், உங்க உடம்ப உறுப்புகள. அப்பம்போது நீங்களே கவனிச்சிப் பார்த்தீங்கன்னா, உங்க உறுப்புகள் வந்து ஒரு யோகாசனம் பண்ண ஆரம்பிச்ச கால கட்டத்தில வந்து முதல் நிமிஷத்துல இருக்க கஷ்டம் வந்து ஒரு 5, 6 நிமிஷம் அந்த கஷ்டங்கிறது கொஞ்சம், கொஞ்சமா குறைஞ்சிருக்கும், தளந்துடும். அந்த மாரி பண்ணம்போது உங்களுக்கு வந்து உறுப்புகள வந்து ஜாக்கிரதையா பார்த்துக்கலாம். 2வது வந்து இந்த சுவருல நீங்க தலை கீழா நிக்கிறது. இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில வந்து பயன்படுத்தக்கூடாதுங்க. அதுக்கு வந்து நீங்க எப்ப ஆரம்பிச்சாலும் கூட இன்னொருத்தர நிக்க வச்சு தான் பண்ணியாகணும். ஏனா உழுந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு தலகாணிலாம் வைச்செல்லாம் அத அவுங்கள இது பண்ண முடியாது. ஏன்னா, தலையில அடிபட்ரும்.
ம். ம்ஹ்ம். ஒகே. கண்டிப்பா. சரி. அவன் அத் <clears throat> நான் அத கவனத்தில் கொண்டு அ எடுத்துக்கிறேன். அ ஆனா இது இதுவரைக்கும் உங்கள் அ அனுபவங்களை, உங்கள் சிந்தனைகள், உங்கள் யோசனைகளை அ மிக அற்புதமா மிக செம்மையாக பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.
மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றிங்க.